ஆமாமா. ஒல்லியா.
அது வந்து மறக்கவே முடியாது. ஆமாமா. அது பயங்கரமா இருக்கும். அந்த அந்த ஷோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து சுட்டி டீவிலாம் வந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் காலம்னு நினைக்கிறேன். அ கார்டூன் மாரியே வந்துட்டு இந்த அ சிங்கம் வேஷம் போட்டுட்டு வந்துட்டு சமைப்பாங்க பாருங்க. அது ஆமாமா. அது பிடிக்கும். சமைக்கிறது. என்னமோ நமக்கு சமைச்சு தள்ற மாரிக்கே அத வந்து பார்த்துட்டு இப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க. ஒரு பக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. அடுப்பு பக்கமே வந்தது இல்ல. இது போய் நம்ம வைக்க மாட்டோம். இருந்தாலும் நம்ம போவோம்ல்ல. அ <tsk> அந்த மாரி குழந்தைங்கலாம் வந்து அம்மா சமைக்கிறதையாவது பார்கறக்காக ஆர்வப்படுங்க. நான் அப்பிடிலாம் போய் உட்கார மாட்டேன்னா, அதனால சொல்லுவாங்க. அடுப்பு பக்கமே வந்தத இல்ல நீ? அ இது பார்த்து சமைக்க போற யாக்கும். இல்ல இது நான் பார்கறது நீங்க எனக்கு அத சமைச்சு தரணும் அப்டிம்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நெறையா கார்ட்டூன்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா
ஆமா. சிம்பா. ம். <laughs> ஆமா. ம். ம். இப்ப நீங்க வந்து வேற வேற மொழியில உள்ள கார்ட்டூன் மாதிரியெல்லாம் நீங்க பாப்பீங்களா? இல்ல வந்து, நம்ம மொழியில உள்ள கார்ட்டூன் மட்டும் தான் பாப்பீங்களா?
இல்ல இந்த Power Rangersலாம் வந்து வேற மொழியில தான் இருக்கும். இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். Power Rangers வந்து நாங்க பயங்கரமா என்ன பண்ணுவோம்னா, ஆள் ஆளுக்கு எங்க வீட்ல 6 பேர் குட்டிஸ் இருந்தோமா! ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு ரேஞ்சர்ஸ் அதுல நான் தான் பிங்க்கு ஏன்னா நமக்கலாம் பிங்க்கு தானே பிடிக்கும். பிங்க்கு, பிங்க்குனு சொல்லுவோம்.
ஆமா. ம். ம். ம். ஆமா. பிங்க்கு தான் இருக்கும் அதுல.
ஆமாமா. அதுல வந்து இந்த கார்டு வேற வரும் பாருங்க. ஒரு பாட்டி கடைன்னு பக்கத்தில கடை இருக்கும். அந்த பாட்டி கடையில போனோனா ஒரு 50 பைசாக்கு 2 கார்டு அந்த மாரி கார்டு குடுக்கும் அந்த பாட்டி. அதுல வந்து நாங்க என்ன பண்ணுவோம்ன்னா, இந்த Power Rangers பார்த்து பார்த்து தேடி எடுத்துட்டு வருவோம். எனக்கு பிங்க்கு. அவ ஒரு ஒருத்தர் ஒரு, ஒரு கலர் தேடி எடுத்துட்டு வந்துட்டு, அதுல பண்ற மாதிரியே பண்ணி விளையாடுவோம். அவங்க வந்து அந்த கார்டு அந்த கார்டு மாரி ஒண்ணு வச்சு தான் விளையாடுவாங்க. ஆமா.
அ. ஆமா வச்சு. அ அதுல பவர் வர மாரி பண்ணுவாய்ங்க.
ஆமாமா. அப்படி பண்ணுவாங்களா, நம்ம பண்ணா வரமாட்டேங்கிதுங்கிற மாதிரி அது ஒரு குழப்பமான விலையில நிலையில வந்து விளையாண்டுட்டுருப்போம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுலயும் அது ஒரு ச ஒரு கட்டத்தில வந்து அவங்க ஃபுல்லா கவர் பண்ணி ட்ரெஸ் போட் பண்ணி அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் போ ப ஃபேஸ்லாம் வந்து ஒரு தடவ காட்டினாங்க தெரியுமா? அ அப்பலாம்
<laughs> அம். இல்லங்க, நான் பாத்தது இல்லங்க.

அது எப்படி எடுத்துருக்காங்க பாருங்க. அழகா அந்த அதுகேத்தாப்ல நமக்கும் அந்த ரொம்ப புடிச்சிருக்கு அந்த கதாபாத்திரங்களும்.
ஆமா ஆமா. அதுவும் அதுலயும் வந்து சில சில கதாபாத்திரங்கள் ஒரு நாய் வரும். அப்புறம் இந்த பூனையிலேயே வந்து ஒரு ஸ்டைலான பூன வரும். அதுக்கும் இந்த டாமுக்கும் ளவுஸ் ஓடும். அப்புறம் இன்னும் 2 பூன வரும் பாருங்க. அதுங்க வந்து அ டாம்டர்ந்து ஆமா. டாம்டர்ந்து பிரிச்சுட்டு ஓட்டும். பிரிச்சுட்டு கூட்டு போவும். ஒரு சாப்பாடு தூக்கி தூக்கி எரியுங்க பாருங்களேன். <chuckles> அதுலா ஆமா. அப்புறம் வந்து இந்த பால்
ஆ. ஆமாமா. <chuckles> போட்டிக்குன்னு வருங்க. ம். ஆமாமா. ஆ. அத செர்ரி வந்து அழகா வந்து அத தடுக்கும். <chuckles> பேண வச்சு.
ஆமாமா. ஆமா. அப்புறம் வந்து பால் இதுல வந்து டாம்க்குன்னு போட்டு ஒரு பால் தட்டு இருக்கும் பாருங்க. அதுல ஸ்ட்ரா போட்டு உரிஞ்சு குடிச்சுரும். அதெல்லாம் இன்னும்பும் நினைவுகள்ல இருக்கு அந்த கார்ட்டூனு.
ஆமா. ஆ. ஆமா. அதோட மீசைய போட்டெல்லாம் புடுங்கிட்டு இருக்கும் செர்ரி. <chuckles>
ஆமா ஆமா. அந்த மீசல்லருந்து வடிகிற ஒரு சொட்டு பால் கூட விடாது. <chuckles> அதையும் குடிச்சுட்டு வயித்த நம்புட்டு போ போய் வயித்த தவிட்டு போய் படுத்துரும். அது ரூம்க்குள்ள. அது ரூம் பாத்தீங்களா? அத விட ரொம்ப அழகா இருக்கும் செர்ரியோட ரூம் குட்டி குட்டியா எல்லா பொருளும். அந்த இல்ல ம்.
ம். ஆ மினி சொல்லக்கூடியது. <chuckles>
ம். அதோட குல்லா மொத கொண்டு அது குல்லா போட்டுருக்கும். அந்த குல்லா கட்டிலு, அது அது சத்துக்கு அது ஒரு சின்ன செப்பலு. எல்லாமே அழகா இருக்கும் அது ரூம்ல. அத பாக்கும்போது. அதுவும்.
ம். ஆமா. நல்ல வடிவமச்சிருப்பாங்க. இத தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு கார்ட்டூன் புடிக்குமா?
ஆமா ஆமா. ம். இது தவிர்த்துன்னா டோரா புஜி புடிக்கும். ம். ஏன்னு கேட்டா அது பள்ளி முடிஞ்சு வந்த 3:00, 3:30க்கு வருவோம். 4:00 மணிக்கு அது போடுவான். 4 டூ 6. ஆ ஆனா வந்து அவ்வளோ நேரம் எங்க அம்மா பாக்க விட மாட்டாங்க. 4 டூ 4:30 பார்க்கறதே அபூர்வம் தான். அந்த 1/2 மணி நேரம் வந்து ஒரு எபிசோட் கண்டிப்பா முடிஞ்சிரும். அந்த ஒரு எபிசோட் மட்டும் பார்த்துட்டு டியூஷன் போவேன். அப்போ அந்த ஒரு எபிசோட் வந்து அது ரொம்ப புடிக்கும் அந்த டோரா புஜ்ஜி என்ன என்ன என்ன என்னையும் என் தம்பியும் ஒத்து போற மாரி இருக்கும் எனக்கு. நான் டோரா. ஒத்து போற மாரி இருக்குமா? அதுனால நானும் சேர்ந்து அத வந்து அந்த மாதிரி ரசிச்சு பார்த்துட்டுருப்போம்.
ஆ. ஓ! ம். ஓ! <chuckles> ஆ. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த டோரா பாட்டுல வரும்ல. சிச்சீ சீச்சீச்சி டோரா! சீச்சீ சீச்சீ சு டோரா! இத வந்துட்டு டோரா டோரா டோராவோட பயணம். அத நல்லாருக்கும் கேக்க.
ஆமாங்க. ஆமாங்க. டிட்டி டிட்டி டோரா.
ம்.
குள்ள நறி திருடக்கூடாது. குள்ள நறி திருடகூடாது. <chuckles>
ஆமா அது நல்லாருக்கும்.
அது நல்லாயிருக்கும். என்ன நான் திருடுறேனா? அப்படின்னு சொல்லிட்டு அது மறுபடியும் திருடுறதும் நல்லாயிருக்கும்.
ம்.
அப்புறம்
நம்மகிட்ட சஜஷன் கேட்கற மாரி கேப்பாங்கள்ள. எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? தா அந்தா இருக்கு. அது நம்ம்பளோட ஒத்து போற மாதிரி இருக்கும் அவங்க கேட்கறது, பேசுறதெல்லாம்.
கண்டிப்பா, கண்டிப்பா. அதுவும் இல்லாம அதுங்க மேப் சொல்லி குடுக்கும் பாருங்க. அ எங்க நம்ம போறோம் அப்டின்னு சொல்லிட்டு வரிசைக்கா அந்த இடத்த 3 இடத்தையும் சொல்லுங்க. அது அ நல்லாருக்குங்க.
ஆமா. அ. சரியா சொன்னிங்க. அ அப்புறம் இத தவிர்த்து வேறு எந்த இது புடிக்கும்? கார்டரூன்கள்?